ஆமாங்க. அந்த ந அந்த நேரத்தில நான் குடுக்குறேன் அப்படின்னா, இந்த சாயந்திரம் சொன்னேன்ல, அவங்க வந்து இந்த அ ஹோம்வொர்க் முடிச்சதுக்கப்புறம் குடுப்பேன் அப்டின்னு, அதை வந்து நிறுத்திருவேங்க. இந்த நேரத்தில நான் வேலை செய்ய வேண்டிய சில நேரத்தில வந்து, அவ வந்து ஃபோனை வாங்கிட்டா அப்படின்னா, "அப்போ சாயந்தரம் உனக்கு கிடையாது" அப்படின்னு சொல்லியே தான் குடுப்பேன். நீ இப்போ வாங்கினேன்னா
ஆமாங்க. ம். சரிங்க. ஓ! ஓ! அந்த டைம் கொடுத்ததனால இந்த டைம் கெடையாது. சரி, சரி, சரி, சரி. ம்.
ஆமாமா. ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் லிபரலா விட்டோம், சரி இந்த நேரமும் பயன்படுத்திக்கோ. அப்புறம் இப்போ நம்ம தேவைக்காக நான் குடுத்துட்டு, அப்புறம் அது அவ தேவை முடிஞ்சவுடனே அவ திருப்பி கேட்பா பாருங்க. அப் அதனால முன்னாடியே நம்ம சொல்லிடுறது. ஓ! அதனால இப்போ வந்து நான் ஆமா, "இப்போ நான் எனக்கு வேலை இருக்குன்றதுக்காக குடுக்குறேன். ஆனா திருப்பி நீ உன் வேலையை முடிச்சுட்டு கேட்டேன்னா நான் தர மாட்டேன்," அ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து குடுக்கிறது.
ம். <chuckles> சரி, சரிங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அ. அ. இந்த மாதிரி அனுபவம் எனக்கே இருக்குங்க. எங்க என்னுடைய அண்ணன் பொண்ணு ஒரு பாப்பா, ஒரு 10 வயசுல இருக்காங்க. அந்த பொண்ணுட்ட நான் ஏதாவது வேலை ஆகணும்ன்னா, சித்தப்பா உனக்கு நான் இந்த பொ பொம்மை படம் போடுகிறேன், கார்ட்டூன் போடுகிறேன். இதை தண்ணீ கொண்டு வா, இல்லை ஏதாவது ஒரு சின்ன வேலை. நம் ச நார்மல்லா கேட்டோம்ன்னா எதுவுமே கொண்டு வந்து தராதுங்க. "போ சித்தப்பா நீயே போய் பண்ணிக்க." அப்படின்னு சொல்லும். இதுவே நான் வந்து ஏதாவது ஒரு கார்ட்டூன்ல படம் போடுறேன், இல்லை ஏதாவது வந்து ரீல்ஸ் காட்டுறேன்னா, உடனே நான் அப்ப தான் நான் அதாவது எது எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோனோ, எல்லா வேலையும் எனக்காக வந்து, சித்தப்பா நான் அதை எடுத்துட்டு வரட்டுமா, சித்தப்பா நான் இதை எடுத்துட்டு வரட்டுமான்னு ஒரு அ ஒரு நை என்னை ஐஸ் வைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணும் அது.
சரி. சரி, சரி. ஆமாமா. கண்டிப்பா. <chuckles> கண்டிப்பா. அதுதாங்க அதுதாங்க குழந்தைகள்ட்ட என்னன்னா, நம்ம ஒரு தடவை ஒன்னு பழக்கி விட்டோம்னு வைங்களேன், அதை ஈஸியா பிடிச்சுக்குவாங்கங்க. பிடிச்சிட்டு, இப்போ பெருசு தான் இப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தா, சின்னது என்ன தெரியுமா பண்ணும், ரிமோட்ட எடுத்துட்டு வருங்க அதுக்கு. அது வந்து டிவியில போட சொல்லும். நான் ஏன்னா வந்து அவளுக்கு நான் ஃபோனை குடுத்தே பழகலை அப்படிங்கிறதுனால, அ டிவியில போட சொல்லும். எவ்வளோ நேரம்னாலும் நான் டிவியில பார்த்துக்கிறேன்னு டிவியில போட சொல்லும். அது அவளுக்கு விருப்பப்பட்ட சேனலை மாத்திட்டோம்னு வையுங்களேன், அப்போதான் கோவம் வரும், இல்லை வந்து ஏதாவது ஆட் வந்துருச்சு கொஞ்ச நேரத்துக்கு சும்மா ஆடே ஓடிகிட்டு இருக்குனா கோவம் வந்துரும். மித்தபடி வந்து அவங்க வந்து ஓரளவு பார்ப்பாங்க. அதுவும், இப்போ தொலைக்காட்சியில போட்டு விடுறதுனால என்ன நன்மை தெரியுமா? அவங்க வந்து உ முழுநேரமும் அவ அதை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜாமா கொட்டி கிடக்கும் அதை வச்சு விளையாடுவாங்க. அப்பப்போ பார்ப்பாங்க, அப்பப்போ விளையாடுவாங்க. இதே இதே இதே சாப்பாடு ஏதோ ஸ்நாக்ஸ் கையில் போட்டு குடுத்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்குறேன்னு வையுங்களேன்
ஆமாங்க. நெறைய ம். அ அ அன். ம். பரவால்ல. நல்ல குழந்தை. ம். ஓ! <chuckles> சொல்லுங்க. சரிங்க. ம். இதுக்கு வந்து என்ன வித்தியாசம்ன்னு நினைக்கிறீங்க? இப்ப ஒரு பெரிய திரையா இருக்கதுனால, அதை எப்ப வேண்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்கிற மாதிரியா? இல்ல சி போஃன் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதனால அதை நம்ம கண்ணுக்கு பக்கத்தில வச்சு பார்க்கும்போது தான் அது நல்லா தெரியும். அப்படிகிறபோது அதனால தொடர்ந்து போஃன பார்க்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
ஆமா. ஆமாமா.